அச்சச்சோ! ரொம்ப கஷ்டமா இருக்கு, ம்.
ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 3 வருஷம் முடிச்சுட்டு, சரி வீட்டுக்கு வந்து என்னடா பண்ணுறதுனா ரிசல்ட் வந்துட்டு ஒரு 1 மாசமோ 2 மாசம் தூக்கமே வரல. என்ன பண்ணுறது? ஏன்னா காலேஜ் முடிஞ்சிட்டா கேரியர் கேப் விழுந்துடுது இல்லங்களா, நம்ம அந்த விஷயத்துக்கும் ட்ரை பண்ணல ஒரு கேம்பஸ் போல. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயமா என்னன்னா ஐடி முடிச்சு வச்சிருந்தேன். ஸோ வந்துட்டு என்ன பண்ணேன், அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணேன்னு ஆக்சுவலா தெரில. வெளிய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டா "இந்த கோர்ஸ் படி அந்த கோர்ஸ் படின்றாங்க. ஆனா, இப்போ வந்து ஐடி டவுன்னா இருக்குதுன்னு," பயமும் படுத்தினாங்க. அ எப்போ எடுப்பாங்கன்னு தெரில. அந்த மாதிரி ஏன்னா நெறைய பேர் நியூஸ்ல பாப்போம் இல்லைங்களா?
கண்டிப்பா. ம். ஆமாங்க. ஆ. ம். ஆமாங்க. <laughs> அ. ஆமாங்க. ஆமாங்க. நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இந்த ஐடியா, "ஏன் இப்போ ஐடி எடுத்துகிட்டு இருக்க அதுவே டவுன் ஆகிட்டு இருக்குது. நீ இதை எடுக்காதன்னு." ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஒருத்தவங்க இன்னொன்னு சொல்லுவாங்க. அப்படி நமக்கு அந்நேரம் ரொம்ப குழப்பமாகவே இருக்கும்லே, நீங்க எப்படி அத வந்து கையாண்டு உங்களுக்கு யார் அந்த மாதிரிலாம், அப்படிலாம் உங்களுக்கு உதவி பண்ணா வழிகாட்டினா?
கண்டிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க அண்ணா எங்க அண்ணி ஒருத்தர் இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து யுஎஸ்ல இருக்காரு. நான் வந்துட்டு அவருகிட்ட இந்த மாதிரி சரி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கடைசியா ஏன்னா, சொந்தக்காரங்க கிட்ட நம்ம போறதற்கு ரொம்ப யோசிப்போம் இல்லைங்களா?
ம். ஓ! சரிங்க. கண்டிப்பாங்க.
யாருகிட்ட வேணாலும் போய் கையேந்தலாம். ஆனா, சொந்தக்காரங்க கிட்ட வந்து அப்படி பேசக்கூடாது. ஆமா, அப்படி யோசிச்சுட்டு நான் கடைசி வரைக்கும், நானா கேட்கல பட் எங்க அத்த வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அண்ணிக்கு சொல்லியிருக்காங்க. அண்ணி எனக்கு கால் பண்ணி "என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு." கேட்கும்போது இல்ல அண்ணி ட்ரை பண்ணிகிட்டுருக்கே கிடைச்சுடும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் லேட் ஆகுது படிச்சிட்டுருக்கேன்னு சொன்னனே. ஆ அவரோட ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்தாங்க அவர் வந்துட்டு என்னாச்சுப்பா என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு சில கோர்ஸஸ் நீ முடி நான் இந்த கோர்ஸ் தான் இப்போலாம் ரொம்ப அதிகமான ஒரு அ
ம், சரியா சொன்னீங்க, <laughs> ம். ம். ம். ம். ம்.
அ எடுத்துட்டு இருக்காங்க வேலையில இனிமேல் பியூச்சர் ஆஃப் ஐடி அப்படிங்கிறது இதுதான் அப்படின்ற மாரி சொன்னாங்க.
ம். ஓ!